ம். சூப்பருங்க. அ இப்போ நீங்க எதாவது ஒரு விஷயம் சமைச்சு கொடுத்து, ரொம்ப மெனக்கெட்டு அதாவது, அ நேரத்தில வந்துட்டு ரொம்ப அதிகமான நேரம் செலவழிச்சு சமைச்சு கொடுத்து, அதில வந்து ஒரு பாராட்டோ! இல்ல வந்து இந்த எதிர்பார்க்காம ஒரு பாராட்டு ஏதாவது ஒரு கிஃப்ட் அந்த மாதிரி பசங்க இல்ல வீட்ல இருந்து அந்தமாரி எதுனா நடந்திருக்குமே! அத பத்தி எதாவது சொல்ல முடியுமா?
ஆ. ஆ, கண்டிப்பா. ஆ இப்போ வந்து இப்போ வர காலகட்டத்தில வந்து ஆரோக்கியம் இல்லாத ஒரு உணவு ஒண்ணு இருக்கு. அந்த பீஸான்னு நம்ம சொல்வோம். அதில வந்து ஃபுல்லா வந்து நம்ம மைதா மூலியமாவோ! இல்ல, அ சீஸ் அப்பிடின்ற ஒரு இந்த இது மூலியமாவதோ! ஃபுல்லா வந்து நம்ம செஞ்சுட்ருப்பாங்க, வெளிய.
ம். ம்.
அது வந்து ரொம்ப ஆரோக்கியம் <tsk> மற்றது. அப்போ நம்ம வந்து எப்பிடி ஆரோக்கியமா அத மாத்தி, பண்ணி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், டேஸ்ட்டாவும் இருக்கும். ஸோ அதுவும் பார்க்கணும் ஸோ அதனால வந்து, நாங்க வந்து ராகி இந்தமாரி வச்சு, மைதாக்கு பதிலா ராகி போடுறது, அப்புறம் சீஸ் போடாம வேற ஏதாச்சும் நம்மளே அ ஒரு சட்னி மாதிரியோ இந்த மாதிரி <tsk> தக்காளி வச்சு நம்மளே சமைச்சு அதில போட்டு அது அவுங்களுக்கு ரொம்ப புடி புடிக்கவும் செஞ்சுச்சு. நான் பண்ணது. ஆனா, அது ரொம்ப நேரம் எடுத்துச்சு. அ கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 ஹவர்ஸ் மேலேயே ஆயிடுச்சு 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிருச்சு. ஸோ அத பண்ணி கொடுத்து, அப்புறம் நான் பாராட்டு வாங்கியிருக்கேன். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப புடிச்சது.
ம். ம். ம். ம். ம். ம். ஓ! ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. குழந்தைகள்லாம் சொல்லும்போது இல்லேங்களா! இப்போ நம்ம, உங்க குடும்பத்துல உங்களோட சா உணவு முறை எப்பிடி இருக்கும்? அதாவது ஒண்ணா சாப்பிடுவீங்களா? இல்ல வந்து தனித்தனியா, பசங்க தனியா அந்தமாரி எதுவும் சாப்பிடுவீங்களா? எந்தமாதிரி இருக்கும்?
கண்டிப்பா, கண்டிப்பா. அ பெரியவங்கள்லாம் வந்து எல்லா ஒண்ணா உட்காந்து சாப்பிட தான் வந்து ரொம்ப விரும்புவாங்க. அப்பிடிதான் இருக்கு. அ குழந்தைங்க மட்டும் அப்பப்போ வந்து பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அவுங்க போய் வெளிய போய் விளையாடிட்டு வருவாங்க. திடீர்னு எனக்கு இப்பவே வேணும். எனக்கு அப்பறமா வேணும்ன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க மட்டும் அப்பப்போ இந்தமாரி பண்ணுவாங்க. மத்தபடி எல்லோருமே ஒண்ணா தான் உட்காந்து சாப்பிடுவோம், உணவு முறையெல்லாம் வந்து.
ம். ம்.

ம்
குழந்தைகளுக்கும் அத வந்து கொஞ்சம், கொஞ்சமா ஊட்டிட்ருக்கேன், நானு.
ஓ ரொம்பவே நல்ல விஷயங்க. ஏன்னா, அரிசியில கூட இப்போ நீங்க சொன்ன மாரி நிறைய கலப்படம் வருது. அதில வந்து, அதை விட நிறைய புரோட்டீன் ஆன விஷயங்கள் நிறையவே கிடைக்குது. சோ நாம கண்டிப்பா <chuckles> அதை நோக்கி தான் போகணும், இல்லைங்களா?
ம். ஆ. ஆமாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா.
கண்டிப்பாங்க. இப்போ நீங்க வந்து அ உணவு அப்படின்னு எடுத்துக்கும் போது, அ எந்த ஒரு உணவை அதிகமா நீங்க செய்வீங்க. இதுதான் என்னுடைய ஸ்பெஷல். இது தான் நான் டக்குன்னு இதை சமைடச்சுடுவேன். <chuckles> அப்படின்னு ஏதாவது இருக்கும்ல?
<smacks lips> டக்குனு அப்படின்னா வந்து 2 விஷயங்க தயிர் சாதம் இன்னொன்னு பிரியாணி. இது 2மே எனக்கு பிடிக்கும். அதனால 2மே செஞ்சுருவேன்.
ம், ம்.